ம். குறிப்பிட பாடல்கள்னா, அந்தப் அ எனக்கு வந்து இந்த கமல்ஹாசன், ஸ்ரீதேவி வர பாட்டுல வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அ <chuckles> அது வந்து அமைதியான சூழல்ல வந்து அவர் பாடயிலே என்னமோ நம்மளையே தூங்க வச்சு, மடியில வச்சு, பானா பாடுற அதேதான் அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து அந்த பாட்ட கேட்டுட்டுக்கையிலே, ஏதோ நம்மளே கீழ படுத்து நம்மளையும் <chuckles> அப்டியே தாலாட்டுற மாதிரி ஒரு அந்த இசை இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அ ஆமா. அதுக்கப்புறம் அ நெறையா கமல் சாங்ல வர பாட்டு, எல்லாம் நறையா எனக்கு வந்து பிடிக்கும். அது வந்து ஓய்வு நேரங்கள்ல வந்து நான் கேட்பேன். அத கேட்டு ரசிப்பேன். ஆனா, இதே இது சிறு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இந்த பாடல்கள்லயே அ டான்ஸ் ஆடுற மாரி பாடல்கள் வந்தா வீட்ல போட்டு டான்ஸ் ஆடிட்டே அந்த மாதிரி. அந்த மாதிரிதான் என்னுடைய ஏனா நான் வந்து நான் 1 பொண்ணு தானா, அதனால எனக்கு வந்து ஆக்சு அ எனக்கு வீட்ல வந்து எப்டி நேரத்த வந்து செலவிடுவதுன்றதே எனக்கு தெரியாது.
ஓஹோஹோ! <laughs> ஓ! அது 3 ஆம் பிறை படங்களா? சரி, சரி. அஹ்ம்! கண்டிப்பா. ஓ! ஓஹோ! ஆமாமா. தனிமையில இருந்தா அது கொஞ்சம் அப்டித்தான். ஆமா. ஓஹோ!
ஆ எனக்கு வந்து அது எப்டி செலவிடணும்னு எனக்கு தெரியாதனால, நான் இந்த மாதிரிலாம் எனக்காண்டி நான் ஓய்வு நேரத்தை வந்து வச்சுக்குவேன். அப்புறம் ஏதாவது வரையணும் அப்டின்னு நெனைச்சிட்டு வரைவேன். அ அதனால என்
சரி, சரி. ம். ஓஹோ! பரவால்ல. ஓவியத்துல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சோ?
ஆ கண்டிப்பா சொல்லலாம். ஏனா, எனக்கு அது பார்த்து அது வரையணும் அப்டின்னு ரொம்ப ஆசை. ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்தில வர ஓவியங்கள்லாம் எனக்கு வரையறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏனா அது வந்து ரொம்ப 3டி த்ரீடி மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் எனக்கு அது வரைய சிரமமா, ஆனா முந்தில்லாம் வந்து எல் எந்த ஒரு வகையான படங்களா இருந்தா அத பார்த்து அப்டியே வரைஞ்சிருவேன். ஆனா, இப்ப வந்து அது கொஞ்சம் சிரமமாயிரிச்சு. <chuckles>
ஆமாமா, ம். என்னடா! ம்.